உங்களுக்குள்ள அந்த புரிதல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலயும் இருக்கிறதனால தான், அவர் "காலையில எழுந்திரிச்சு உங்களையும் பாத்துக்கணும்" அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கும் இருக்கு.
கண்டிப்பா. அதே மாரி காலையில எழுந்திரிச்சு அ ரொம்ப வேலைன்னா, நான் கொஞ்சம் டென்ஷனா கத்திக்கிட்டே இருப்பேன். எதுக்கு கத்துறேன்னு எனக்கும் தெரியாது. என் கொழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தாங்க எனக்கு அந்த மூச்சே வரும். <laughs>
<laughs> புரியுது. அது வந்து ஒரு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து குதிரை மாரி ஓடிட்டே இருப்பீங்க. அந்த வேலை பாக்கணும், இந்த வேலை பாக்கணும்ன்னு. அந்த ஒரு முக்கியமான விஷயம், அந்த கடமை முடிஞ்சுச்சுனா, அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கொஞ்சம் தளர்வாயிருவீங்க. அந்த இதுல.
ஆமா. கண்டிப்பா. இதில, என்ன தெரியுமா பண்ணுவாங்க எங்க கொழந்த? அவுங்க வந்து ஒரு 3 வயசு. நம்ம இந்த சுட, சுட சாதம் வடிப்போங்க. கைய சுட்டுக்கிட்டே இருக்கும். வந்து கால புடிச்சுப்பாங்க. அந்த சாப்பாட்டையும் விட முடியாது. இவங்களும் தூக்க சொல்லி கத்துவாங்க. அப்டியே உச்சகட்டத்தில வந்து அந்த ப்
சொல்லுங்க. சரி. சரி. <laughs> ஆமா. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான். அப்போ உங்க மன அழுத்தமும் அதிகமாகும் இல்லைங்களா? கொஞ்சம். என்ன பண்றதுன்னு தெரியாம!
ஆமா. <laughs> செம்மையா பிரஷர் ஆகும் எனக்கு. பயங்கரமா கத்துவேன் இந்த கோவத்த நான் அவர் மேல தான் காட்டுவேன். <laughs>
சரி. <chuckles> ஆமா இருக்குற பாவப்பட்ட ஒரு ஜீவன் அவர் தானே, எல்லாததையும் வாங்குறக்காகவே நாம தயாரா ரெடியா இருக்காரு. அதனால அவருக்கும் தெரியும். நீங்க எதுக்கு கத்துறீங்க. அதனால அவரும் ஸ்பான்ஜ் மாரி வாங்கினே இருப்பாரு. உள்ள உக்கார்ந்து.
<laughs> <laughs> கண்டிப்பா அதுக்கப்புறம் இவரு அதுவும் அதேமாரி நைட்ல எனக்கு தூக்கம் இல்ல அப்டின்னா, அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப டல்லா இருப்பேன். அதனால என்ன பண்ணுவாரு, என்னையும் எழுப்ப மாட்டாரு, குழந்தைய எழுப்ப மாட்டாரு. அவரு போட்டு வச்சுட்டு, அவரு டீ குடிச்சிட்டு, சில அரிசிலாம் ஊற வச்சுருவாரு. ஏதாவது நான் காய் நைட்டே கட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா?
ஆ அது பொதுவான ஒரு இதான். ம். பரவாயில. இவ்வளவு நீங்க சொல்றத பாக்குறப்போ, இது எப்டிங்க காதல் திருமணமா? இல்ல பெற்றோர்களால் பாத்து நிச்சயிக்கப்பட்டதா? உங்களோடையது. ஆ! பரவால்ல, பரவால்ல இல்ல சில இடங்கள்ல அதுவும் கொஞ்சம் வேற மாரி போகும். ஆனா இதில வந்து அவரு எ எங்க உள்ள போறாரு அப்டின்கிறது முன்னாடியே தெரிஞ்சுகிட்டு தான் அவர் வந்திருக்காரு. இல்லைங்களா? இந்த இதுல.
காதல் திருமணம். <laughs> அ. <laughs>

கண்டிப்பா. இல்ல. இது வந்து நானுமே பார்த்துருக்கேன். நண்பர்களுக்குள்ள பார்த்துருப்பேன். அவுங்க கணவருடைய கைபேசியோட பாஸ்வேர்ட் இவுங்களுக்கு தெரியாது. என்னுடைய கைபேசி, அ, அதாவது அவுங்க மனைவியோட கைபேசியோட பாஸ்வேர்ட் அவுங்களுக்கு தெரியாது. இந்த மாரி தா இருக்கும். கேட்டா நாங்க வந்து பாத்துக்க மாட்டோம். அவரு கேக்க மாட்டாரு. இவுங்களும் கேக்க மாட்டேன். அ, நாங்க வந்து அந்த எல்லை கோட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்டின்ற மாரி நாங்க எங்க, உ, ஆமா. அந்த பிரைவசிய பாதுகாத்துக்கிறோம் அப்டின்னுவாங்க. என்னது? ப்ரைவசியா? எனக்கு புரியல. இதுல எப்டி வந்து அந்த உன்னதமான ஒரு உணர்வு இருக்கும். எப்படியா இருந்தாலு நமக்கு தோனிட்டே இருக்கும். இல்லையா? இங்வுக யார்கிட்ட பேசுறாங்க அப்டின்னு நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருப்போம். அவுங்களுக்குள்ள இவ யார்கிட்ட பேசுறா அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். இல்லையா? தேவையில்லாத ஒரு ஒரு சண்ட நேரத்துல ஒரு மனக்கசப்புலாம் ஏற்படும். இதுலல்லாம் வந்து
ம். சரி. அவுங்களுக்கு தெரியும். ஆமா. எல்லை கோடு. <laughs> ஆ. சரி. சரி. ம். ஆமா. சரியா சொன்னீங்க. அதாவது இவுங்க வந்து ஒரு ரூம்மேட் மாரி இருந்துக்குறோம். என் பொருள நீ தொடக்கூடாது, ஒன் பொருள நான் தொடக்கூடாது அப்டிங்கிறது ஒரு ரூம்ல தங்கி இருந்து அறைய பகிர்ந்திருக்கிறவர்களுக்கு சரியா இருக்கும். வாழ்க்கைய பகிர்ந்துகிறவர்கள் இந்த மாரி இருக்கிறது என்ன வழிமுறைனு எனக்கும் புரிறதில்லங்க. ஆனா, அவுங்க அத ரொம்ப பெருமையா வேற சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? இது சொல்லுறப்ப.
ஆ. கண்டிப்பா. ஆமா. ஆமா. இது நா பார்த்துருக்கேன். என்னுடைய தோழிகள்லாம் வந்து பெருமையா சொல்லுவாங்க. அவரு என்ன எதுவு கேக்கவே மாட்டாரே. நா எதுவுமே சொல்லவு மாட்டேனே. எங்க போறேன். அதாவது வெளில போறே அவ்ளோதா. யார் கூட போறே என்னலாம் நான் சொல்ல மாட்டேன். அவரும் போவாரு நான் எதுவும் கேக்க மாட்டேன் அப்டின்னுவாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். சரி .என்னவோ கல்ச்சர் போயி தொலைங்க அப்டின்ற மாரி நானும் விட்டுடுவேன்.
<chuckles> புதுசா. தினுஷா சொல்றீங்களேமா அப்டிங்கிற மாதிரி.
<laughs> ஆ. நான்லா இல்லங்க. எங்க வீட்டுக்காரரு எங்கனா போறார்னு வச்சுக்கோங்களே? கூ, கூப்ட்டு உக்கார வச்சு நோண்டி நொங்கெடுப்பேன். யார் கூட போகிறீங்க? யார்ல்லாம் வர்றா? எதுக்கு போறீங்க? எத்தன பெண் தோழிகள் வராங்க?
சரிங்க. அது. அது இருக்கிறது. ஓ! அந்த அளவுக்கு போயிருங்களா? அப்ப கொஞ்சம் கடினம்தா, உங்க கணவரோட நெலம அப்டிங்கிறது. ம்.
இல்ல. இல்-ல. அதாவது விளையாட்டா கேட்பேன். அதுக்கு முன்னாடி அவரே சொல்லிடுவாரு. நா கொஞ்சம் பொசசிவ் தான்டு அவுருக்கும் தெரியும்.
இல்ல, நீங்க சொல்றது எப்டினா, நீயா சொன்னேனா உனக்கு நல்லது. நானா தெரிஞ், கண்டுபுடுச்சே அப்டினா, அப்புறம் லாடம் கட்ற மாரி ஆயிரும். அப்டிங்கிற மாரி.
<laughs> இல்ல. அவுருக்கு தெரியு நா கொஞ்சம் பொசசிவ் அப்டின்ட்டு. அதே மாரி நானுமே வந்து இந்த அலுவலகத்துல நண்பர்களோட போகும்பொழுது நானுமே சொல்லிடுவேன். ஆ, அது அது எதுவா இருந்தாலுமே நாங்க வந்து மொதல்ல நம்ம ஓப்பானா இருந்தா தா, எதிர்ல இருக்கிறவங்க ஓப்பானா இருப்பாங்க.
புரியுது. ஓர்க். ம்.